அ இப்ப வந்து என் ப அ என் பொண்ணு கூட ஓரளவு வந்து வீட்ல காய்கள், இந்தமாரி எது சமைச்சாலும் ஓரளவு அ சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்லாம, நிராகரிக்காம. ஆனா என் பையன் வந்து ரொம்ப அடம்பிடிப்பான். எனக்கு வீ வீட்டுக்கு வந்ததுமே வந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸ்ல வந்து எனக்கு பிஸ்கட்டு. இல்லன்னா அந்த லேசு, சிப்ஸ் இந்தமாரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எனக்கு வேணுன்னு சொல்லிட்டு, ரொம்ப அடம்பிடிச்சான். கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் அந்த கன்டினியூவா பிஸ்கட் சாப்பிடைல தான் எனக்கு ரொம்ப <tsk> அ கோபமாயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப கெமிக்கல்ஸ் சேர்ந்தது. அது வந்து உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரிஞ்சதும். நான் அவன்ட்ட வந்து ஸ்டார்டிங்கே சொல்ட்டேன். "நீ வீட்டுக்கு வந்தது, நீ பிஸ்கட் உனக்கு வேணுனா, நீ வந்து நான் என்ன ச சமைச்சு குடுக்குறேன்னோ, அத சாப்டுட்டு அதுக்கப்புறம் வேணுமா நீ எடுத்துக்கோ!" அப்பிடின்னு சொல்லி நான் ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டேன். சொல்லவும். அப்ப சரி அப்ப நம்ம சாப்டா குடுப்பாங்கன்னு ஏதோ அ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வந்ததும் அ வந்ததும் நல்லா வ வயிறு நல்லா முட்டுற அளவுக்கு முட்டை தோச அந்த மாணிக்கி குடுத்துர்றது. குடுத்ததுக்குப்புறம் அவனுக்கே வந்து <tsk> மறந்துரும். நம்ம <chuckles> அ கேட்கணுன்றதே அவனுக்கு மறந்துரும். பிஸ்கட் கேட்கணுனே. அந்தமாதிரி அப்பிடியியே படிப்படியா அப்பிடியே கொஞ்சம் அப்பிடியே மாத்த ஆரம்பிச்சேன். இந்தமாதிரி செய்ய தான் செஞ்சேன். ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல அந்த வெளியில திரும்ப அந்த க க்ரீம் பிஸ்கட் இது சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, திரும்ப அதே டெக்னிக்கா <chuckles> தான் நம்ம கொண்டு வரமாரி இருக்கு. ம்.
சரிங்க. அடடா! அடடா! ஆஹா! ஓஹோ! <laughs> சரிங்க. ஆஹா! <laughs> ஆமாங்க. அ. சரிங்க. ம்ஹ்ம். அதாங்க. ஆஹா! அதான், அதாங்க. புரியுதுங்க. அ யாரு முக்கியமா வாங்கி குடுக்குறாங்க அவுங்களுக்கு? இந்தமாரி பிஸ்கெட்டு கிரீம் பிஸ்கெட்டெல்லாம்?
ஓ! உண்மையாவே பார்த்தோம்ன்னா, இப்ப நம்மளுடைய பேர அ பெற்றோர்கள் அதாவது தா அவுங்களுக்கு ஆச்சி, தாத்தா இல்லன்னா, இங்கிட்டு போட்டா அவுங்க அ அப்பா கூட இது பண்ணவங்க, அங்க சொந்தக்காரவுங்க, இப்பிடிதான் அவுங்களா தான் இருக்கும். அ. <laughs> ஆமா. ஏன்னா அவ்
அதேதாங்க. அவுங்க தாங்க பண்ற வேல எல்லாத்தையுமே! அதனால தான் கேட்டேங்க அத. ஏன்னா நம்ம எவ்ளோ பாடுபட்டுட்டு இருப்போம். அதுலருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரக்கு. டக்குன்னு ஒரு நாள் வருவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. அதுவும் என்ன சொல்லிருவாங்கன்னா, "இப்பவே சாப்புடு." அப்பிடின்னு வேற சொல்லிருவாங்க.
ஆமா.